இல்லங்க. எங்களோடது அரசுப் பள்ளிதான். அங்க ஃபேர்வெல் இருந்தது. ஆனா, கலர் உடைகளுக்கு அனுமதி இல்ல யூனிபார்ம் தான் அப்பவும் போடணும்னு சொல்லிட்டாங்க அதனால
ஓஹோ! அடடா! ஆஹா. சரி, சரிங்க. அப்ப உங்களுக்குத் தாவணி எடுக்கவே இல்ல, 1 தடவ கூட.
எடுக்கவே இல்ல. ஒரே 1 முறை எடுத்தாங்க. அதுவும் எனக்குப் பிடிக்கலேன்னு சொல்லாம், எல்லாம் ஃபுல்லா பச்ச கலர்ல நம்ம நம்ம ஆசப்
ஆஹா! அச்சோ! எப்பிடிங்க எனக்கு வெ அதும் இந்தக் கிளி பச்ச கலர்ல எடுத்துட்டாங்க எனக்கு.
அதாவது ஆசைப்பட்டது ஒண்ணா இருந்தது. கடைசில அமைஞ்சது வேற ஒண்ணா இருந்தது. இறுதிவரை எனக்கு அது பிடிக்கவே இல்லங்க. நான் உடுத்தவும் இல்ல. நீங்க சொன்னதுமாரி ஆமா. பச்சை கலரேதான். அதே பச்சைகலரு தான்.
ஆ. <laughs> ஆஹா! தாவணி என்ன கலருங்க? நல்லா வந்து பிங்க் கலருங்களா? அதான் 3மே பச்சைகலரு. சரி, சரி. ஆ.
ஆமா. 3மே பச்சை கலர். ஒரே மாதிரி யூனிபார்ம் மாதிரி. இந்த தான் எங்க ஸ்கூல்லயே சுடிதார் மாத்துனாங்க. நீ என்னமோ வாங்கிக் கொடுத்திருக்கேன்டு ஒரே ஒரு அதுவும் ஒரு 1/2 நேரம் உடுத்தினது தான் எனக்கு நினைவுல இருக்கு. அந்த பாவாடை தனியா, தாவணி தனியா இன்னமும் வச்சிருக்கேன்னு ஒழிய ஒரு உடுத்தினதே இல்ல. ஞாபகம் வச்சிருக்கேன்.
அடடா! <laughs> ஆ. ஆஹா! <laughs> சரி, சரிங்க. <laughs> சரிங்க. ஆஹா! ஆச்சோ! ஆச்சோ! ம்.
அதுக்கப்புறம் வந்து
அப்புறம் அ கல்லூரி பருவத்துலயும் மறுபடியும் வந்து நீங்க சுடிதாரே தான் போட்டிருப்பீங்க.
ஆமாங்க, சுடிதார்தான். கல்லூரில ஏதாவது விழா அப்பிடின்னா புடவ கட்ட சொல்லிருவாங்க. புடவ கட்டிட்டு. அதனால, அப்போ அப்பிடித் தான் புடவை கல்லூரில தான் ஒரு 2 முறை கட்டுன பழக்கம். நான்லாம் சொல்லுவேன், அ நான்லாம் புடவையே கட்டமாட்டேன். கல்யாணத்துல கூட நான்லாம் கட்டமாட்டேன். எப்பிடி தான் இத கட்டிட்டு இருக்கிறியோம்மா! அப்பிடின்னு சொல்லுவேன். ஆனா, இது வெறும் குறை பேச்சுதான். மனது வந்து அந்தக் கலாச்சார உடைக்கு தான் ஏங்கிட்டே இருந்தது. அப்புறம் என்னுடைய தொழிலே பார்த்தீங்கன்னா, தினசரி புடவை கட்டுற ஒரு தொழிலா ஆசிரியர் தொழில் அமைஞ்சிருச்சு.
ஆமாங்க. ஆஹா! சரிங்க. <laughs> ஓஹோ! ஆ. ஓஹோ! அடடா! ஆ.